ஓ! தண்ணீய குடிச்சு மந்திரம் பண்ணுவீங்களா? புரியல! என்ன சொல்ல வரீங்க?
ஆமா இப்ப இப்ப அந்த இதுலலாம் பாத்தீங்கன்னா, நம்ம கொழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ட்ட கொடுத்து மந்திரிக்க சொல்லுவாங்க தெரியுமா? கயிறலாம் கட்டி உடுவாங்க.
ஆமா ஆமா. ஒரு மாதிரி மசூதி, இந்த மாரி ஒரு தர்காக்கெல்லாம் கூட்டிட்டு போற பழக்கம்லாம் இருக்கும்.
ஆ ஆமா. உங்களுக்கெல்லாம் அந்த பழ நீங்க பழக்கியிருக்கீங்களா, கொழந்தைங்களுக்கு அந்த அந்த மாரி பண்ணியிருக்கீங்களா?
ஆ! நீங்க சொல்றது வந்து, எனக்கு, என்னோட பெற்றோர்றல்லாம் செஞ்சிருக்காங்க. நான் சின்ன பையனா இருக்கப்ப, திடீர்னு 2,3 நாளைக்கு காய்ச்சல் தொடர்ந்து வரும். அப்போ என்னா பண்ணுவாங்க, அ உடனே வந்து அருகில் இருக்கக்கூடிய மசூதி இந்த மாரி இடத்துக்கு போனா, அவுங்க வந்து ஒரு ம் அ அங்க உள்ள அ அ இது முன்னாடி ஒரு சின்னதா பிரேயர் மாரி பண்ணி, அ ஒஜ ஒரு சிவப்பு கயிறோ, கருப்பு கயிறோ கட்டிவிட்டு
ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆ அதேதான் அதேதான்.